இப்போ மொழி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நம்மளோட அடையாளம் அப்படின்னு சொல்லுவோம். அ எப்படி வந்து நம்ம அந்த மொழி அப்படிங்கிறத பொறுத்துதான் வந்து நம்மள வந்து 1 கேட்டகரீஸ் பண்ணுறதே வந்து அதுக்கு மொழி வந்து ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி பார்க்கும்போது, நம்மளோட தாய் மொழி அப்படிங்கிறது வந்து உங்களோட சுயத்துக்கு, எவ்வளோ முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க?
கண்டிப்பா, எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அதாவது ஒவ்வொரு மொழியுமே வந்து 1 அழகான மொழிதான். அதில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாய்மொழி இருக்கும். இல்லைங்களா, அ அப்போ அந்த ஒவ்வொரு தாய்மொழியும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து மிக முக்கியமா இருக்கும். ஏன் அப்படின்னா, அ இது வந்து நீங்க சும்மா வந்து, அ உங்க வீட்ல பேசுறீங்க. இல்ல நீங்க வந்து படிக்கிறீங்க, உங்க சமூகத்தில பேசுறீங்கன்றத தாண்டி இது வந்து உங்களுடைய அடையாளம். மிக அருமையா நீங்க சொல்லியிருந்திங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அவங்களுடைய அந்த தாய் மொழியிலேருந்து தான் வருமே!
ஆமா. கண்டிப்பா. ஆமா.
ம். ஏன்னா அந்த தாய் மொழின்றது 1 மொழியா இல்லாம. அது வந்து 1 உங்களுக்கு என்ன கத்து கொடுக்கணும்னா, உங்களுடைய இந்த சமூகம், உங்களுடைய அந்த பண்பாடு, இதெல்லாம் எங்கேருந்து வரும்னா அந்த மொழியிலேருந்து தான் வரும். இல்லையா! அ இப்போ நம்ம ஊரிலயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன்.
சரியா சொன்னீங்க. ஆமா. ஆ.
எனக்கே கூட இந்த அ வெளியில மாநில மாநிலத்தவர் இருப்பாங்க இல்லைங்களா? அம் அவங்களாம் வந்து தமிழ் வந்து பேசுவாங்க எங்க கூட. அ அதேபோல எங்க கூட வந்து பள்ளியில கூட வந்து தமிழ் படிச்ச மாணவர்கள் இருக்குறாங்க. ஆனா, பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய அந்த மொழி இருக்கு இல்லையா? அவங்களுடைய தாய்மொழி.
ஆமா. ம். ம். ஆமா.
அது வந்து தமிழா இருக்காது. அப்போ அவங்களோட இந்த மொழிய வந்து வேற மொழி இருக்குன்றத பட்சத்தில, அம் அவங்களுடைய அந்த பண்பாடு இருக்கு இல்லைங்களா? அதாவது அவங்க கும்புடகூடிய வந்து ஒரு ஒரு கடவுளா இருக்கலாம். அ அவங்க செய்யக்கூடிய அந்த எஸ் ச ச என்ன சொல்றது இந்த சம்பிரதாயம். இதெல்லாமே வந்து மாறுபடும். இது எதனால மாறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எங்கேருந்து வருதுன்னு நீங்க ஆணிய <chuckles> தேடினீங்கனாக்கா, அந்த ஆணி வேர் என்னென்னா அது மொழியிலேருந்து தான் வருது.
ஆ. ம். ஆமா. ஆ. ஆமா. ம். கண்டிப்பா அழகாசொன்னீங்க.
ம். ஏன்னா, நம்ப கூட தான் பேசுறாங்க, நம்ம கூட பழகுகிறாங்க, நம்ம கூட படிக்கிறாங்க. ஆனா ஏதோ வந்து ஒரு வித்தியாசமா இருக்கே அப்டினாக்கா, அது வந்து அவங்களுடைய அந்த தாய் மொழியில இருந்து தான் வரும். இது நான் தவறுன்னு சொல்லமாட்டேன். ஏன்னா, அவங்க அவங்களுடைய மொழி, அவங்க அவங்களுக்கு முக்கியம் அப்டின்னும் பொழுது, அ, ம் <grunts> உங்கள வந்து அந்த தனித்துவமா காட்டுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மொழின்றது தான். இப்போ இது இது எங்க வந்து உங்களுக்கு வந்து நல்ல விஷயமா இருக்கும் அப்டின்னு கேட்டிங்கன்னா? நீங்க பல ஊர்களுக்கு போலாம். பல நாடுகளுக்கு போலாம். ஆனா உங்கள வந்து என்னவா சொல்வாங்க அப்படின்னு ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்ணுன்னா, அ "ஓ! நீங்க வந்து இந்த தமிழ்நாடா? ஓ! நீ தமிழனா? அப்டின்னு சொல்லிப்பாங்க, இல்லையா? அ. ஏன் அப்படின்னாக்கா, அந்த அடையாளம் வந்து உங்களுக்கு எது கொடுக்குது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தாய்மொழி தான் உங்களுக்கு கொடுக்கும். இல்லையா? இப்போ என்ன க் என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து ஆங்கிலம் படிச்சிருக்கிறேன். அ பொதுவா எல்லாரும் படிப்போம். இல்லையா? ஒரு பள்ளியில. அதுபோக தமிழும் படிச்சிருக்கிறேன். ஏன்னா அது என்னுடைய தாய் மொழி மட்டும் இல்லாம என்னுடைய கல்வி மொழியாவும் இருக்குது. அம் அதுபோக வந்து நான் வந்து பிற்காலத்துல வந்து அந்த ஃப்ரெஞ்ச் மொழியும் படிச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன்.
ம். ஆமா. அ. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ஆமா. ம். ஓ! அருமை. ஆ.
அ அப்றம் அந்த காலகட்டம் மாறும்பொழுது நம்ம வந்து ஒரு சில நாடுகளுக்கு போறோம். அப்றம் வந்து ஒரு சில நகரங்களுக்கு போயிட்டு நம்ம வந்து வேலை விஷயமா இருக்கும் பொழுது. அ இப்போ நான் தற்போதைய காலகட்டத்திலனு கேட்டிங்கன்னா, அப்போ பெங்களூர்ல இருக்கும்போது என்னால கன்னடம் வந்து புரிஞ்சுக்கொண்டு என்னால பேச முடியும் ஓரளவுக்குன்னு வச்சுக்கோங்க. ம். இப்போ நான் கன்னடம் பேசுறேன்றதுக்காக நான் வந்து கன்னடனா கன்னட அ கர்நாடகாவில மாதிரி நானும் மாற முடியாது இல்லையா?
ம். சரி. ஆகிட முடியாது. கண்டிப்பா, கண்டிப்பா.
ம். ஏன்னா இது வந்து ஒரு அடையாளம். இது அவங்களுடைய அடையாளம் கன்னடம் பேசுறது. அந்த மொழி எனக்கு ஒரு தேவை என்ற பட்சத்துல நானும் கத்துக்குன்னு பேசுறேன், அவங்கள கூட வந்து உரையாட முடியும் என்னால. ஆனா, அந்த அடையாளம்னு வரும்பொழுது, அவங்களுக்கான அந்த உணவு முறை ஒண்ணு னோ இருக்கும் இல்லையா? அ இப்ப பாத்தீங்கன்னாலே என்னதான் நீங்க வந்து தென்னிந்தியா அப்டின்னு சொன்னாலும் கூட, இந்த 4 பகுதி இருக்கு நம்ம தென்னிந்தியாவுல. அதாவது தமிழ்நாடு, கேரளம், அ ஆந்திரா அதுக்கப்புறமா வந்து, அதாவது தெலுங்கு பேசுபவர்கள், அதுக்கப்புறமா வந்து கன்னடம் பேசுபவர்கள் இல்லையா?
ஆமா. ம். ம். ஆமா. ஆமா, ஆமா.
இந்த தென்னிந்தியான்னு ஒட்டுமொத்தமா நம்ம சொன்னாலும் கூட, இந்த 4, 5 பகுதிகளா இருந்தாலுமே, ஒவ்வொன்னத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமா மாறும். ஏன் அப்டின்னா, அ அதனுடைய அந்த மொழியோட தாக்கம் வந்து உங்களுக்கு வந்து காலாகாலமா வந்து அந்த நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா? அ அவங்க என்ன பண்ணாங்களோ அதுதான் வந்து அ என்னதான் நம்ம வந்து பல சமூகங்களா பிரிஞ்சி இருந்தாலும் கூட, இந்த ஊருன்னாக்கா இது தான்பா பண்ணுவானுங்க, அப்டின்னு வந்து <chuckles> அ ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பொத்தாம்பொதுவா சொல்ல முடியும். இல்லையா?
கண்டிப்பா. ஆமா. ம். கண்டிப்பா, கண்டிப்பா.
ஆ இப்ப இதெல்லாம் எவ் ஆமா.
ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ அ நம்ப இப்போ நம்ப வந்து ரொம்ப முக்கியம் நீங்க சொன்ன மாதிரி அடையாளம். ஆனா, இப்ப பாத்தீங்கன்னா, இந்த தலைமுறையில வந்து அது வெகுவா குறைஞ்சு போச்சு இல்லயா? நம்ப தாய் மொழியோட பயன்பாடு இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா, குறைஞ்சு போச்சு. அ குறிப்பா நெறைய பேர் வந்து வேற நாடுகளுக்கு போறாங்க. பள்ளிக்கூடங்கள்ல கூட மற்ற மொழிகளுக்கு, குறிப்பா ஆங்கிலத்துக்கு குடுக்குற அந்த முக்கியத்துவம் நம்பளோட தாய் மொழிக்கு குடுக்கறது இல்ல, இத வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க?
இது எதனாலன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நாகரிகம்ன்ற பேருல வந்து, அ சில பெற்றோர்கள் என்ன பண்ணிடுறாங்கனாக்கா, இது இந்த தாய் மொழிய வந்து விட்டு குடுத்து ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா, ஆங்கிலம் பேசுனா தான் வந்து வந்து ஒரு ஒரு அ உங்களுடைய மேல்தட்டு மக்கள் என்ற மாதிரி ஒரு ஒரு பிம்பம் வந்து உருவாக்கியாச்சு இல்லயா?
கண்டிப்பா. ஆமா உண்மை.
ஆ இப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்ப நானே கூட என்ன கேட்டிங்கனாக்கா, அ நான் வந்து எங்க ஊருல நான் இருக்கும்பொழுது யாராவது வந்து அந்த ஆங்கிலப் பள்ளியில படிச்சிருப்பாங்க, இல்லயா?
ஆ. ஆமா.
அ இப்போ நான் பி நான் படிச்சது முழுக்க வந்து ஆங்கில வழி கல்வி தான். ஆனா, எங்க வீட்ல வந்து என்கூட ஆங்கிலத்ல உரையாடுறதுக்கு யாருமே கிடையாது.
சரிங்க. ம், ம்.
அ அதனால எனக்கு வந்து அது தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஆங்கிலம் வந்து என்னுடைய நண்பர்கள்ட்டயோ இல்லனா வந்து என்னோட ஆசிரியர்கள்ட்ட தான் பேசுவேன். வீட்லன்னு வந்துட்டாக்கா பொதுவாவே நம்ம ஆண், ப என்ன சொல்றது, இந்த நண்பர்கள் கூட கூட நம்ம வந்து தமிழ்ல தான் பேசுவோம், இல்லையா. அ இப்டி இருக்கைல, நான் வந்து வேற இந்த தனியார் பள்ளியில ஒரு சில பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா, ஆங்கிலத்த வந்து கட்டாயமா நீங்க பேசித்தான் ஆகணும். அம் <smacks lips> இல்லைன்ற பட்சத்தில வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபைன் போடுறது இந்த மாதிரிலாம் வந்து ஆரம்பிச்சாங்க.
ம். ஆமா. ஆ, ஆமா. ம்.
ஒரு கட்டத்தில. அப்போ அது என்னாச்சுன்னா, இது பெற்றோர்களையும் வந்து அது அ அவுங்களுக்கு தேவை இல்லாததா இருக்கலாம், ஆனா அ அவுங்களால பேசக்கூட முடியாம இருக்கலாம். ஆனா என்னன்னாக்கா, இந்த கல் இப்போ பள்ளி என்ன சொல்றது அ பள்ளிகள்லயும் இல்ல கல்லூரிகளிலயோ, இவுங்க வந்து அந்த ஒரு அழுத்தம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. “இல்ல, நீ வந்து ஆங்கிலத்தில் தான் பேசணும். இல்லனாக்கா இவ்வளோ பெரிய தொகைய நீங்க வந்து கட்டியாகணும்” என்ற மாரிலாம் பண்ணம்பொழுது, வேற வழியே இல்லாம இவுங்களும் வந்து இந்த இந்த நாகரிகம்ன்ற பேர்ல வந்து, இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு.
ஆமா. ம். ஆ. ஆ. ஆமா. ம். ம்ஹ்ம், ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த தாய் மொழி அப்படிங்கிறது ஒரு உணர்வு இல்லையா? அ நம்ம என்னதான் முக்கியமா வந்து நம்ம எவ்ளோதான் மற்ற மொழிகள்ல கற்றுத் தேர்ந்தாலும், தாய்மொழி தரக்கூடிய புரிதல், வேற எந்த மொழிகள்லயும் நமக்கு கிடைக்காது. அப்டி பாக்கும்போது, இப்ப நம்ம நெறைய சமூக வலைதளங்கள்லலாம் அக்கவுண்ட் வெச்சுக்கறோம். அதுலலாம் வந்து சில பேர் வந்து தமிழ்ல வச்சிருப்பாங்க. அவுங்கள பத்தின ஒரு குறிப்பையோ, இல்ல ஏதோ ஒரு வரிகளயோ வச்சிருப்பாங்க. நீங்க எந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கீங்க? இல்ல நீங்களும் வந்து ஆங்கிலத்தில தான் பயன்படுத்துற பழக்கம் இருக்கா?
ம். கண்டிப்பா. ஆமா. அ இல்ல நான் முன்ன வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆ இந்த இணையதளத்தில வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு காலக்கட்டத்தில வந்து புதுசு புதுசா வர ஆரம்பிச்சது, அ இப்போ பார்த்தீங்கனாக்கா, அதிகமான மக்கள் வந்து இந்த இணையதளத்த வந்து உபயோகிக்க உபயோகிக்காம இருந்தாங்க, எங்க ஊரிலேயும் கூட, ம் அப்போ நம்மளுக்கு புதுமையா இருக்குதேன்னும் பொழுது, ஆங்கிலத்தில தான் நானும் உபயோகிச்சேன் இல்லைன்னு பொய்லாம் சொல்ல மாட்டேன், அப்படி இருக்கும்போது ஏன்னா நீங்க வந்து அந்த ஆரம்ப காலகட்டத்தில பல மொழிகள உங்களால உபயோகப்படுத்த முடிஞ்சிதானா? நிச்சயமா இல்ல, ஏன்னா இந்த இந்த எல்லா செ செயலிகளுமே வந்து ஆங்கிலத்தில தான் வந்துச்சு, ஆ தமிழில எழுதக்கூடிய அதற்கான வாய்ப்புகள் வந்து அந்த காலகட்டத்தில இல்ல, அம் ஆமா. அப்புறம் பிற்காலத்தில என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய மாற்றங்கள் வந்தது, நிறைய வந்து செயலிகள் நம்மளுக்கு வந்து அ ஆ கிடைக்க ஆரம்பிச்சுது, அது ப் போக போக என்னென்னா, இந்த எழுதுவோம் இல்லைங்களா? நம்மோ, ஆ இந்த செயலிகளில நம்ம எழுதுறது வந்து நான் வந்து தமிழிலும் வந்து உபயோகப்படுத்தியிருக்கிறேன், அ பொதுவா வந்து ஆங்கிலம் தான் உபயோகப்படுத்துவேன் நானு, என்னன்னு கேட்டீங்கன்னா, அ பல வெளிநாட்டவர்கள் அவங்க இவங்க கிட்டலாம் நம்ம பேசும்பொழுது, இது தேவையா இருந்ததுன்றதால அப்படி பண்ணியிருக்கேன், ஆனா எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு பதிவ வந்து என்னுடைய மனசுலேருந்து நான் வந்து பதியணும், ஆ பகிரணும் அப்படின்ற பொழுது நான் வந்து தமிழ தான் வந்து முதன்மையா உபயோகப்படுத்தியிருக்கேன்.
ஆ. ம் ம். <chuckles> ம். ஆமா. ம். ஆ. ஆ. ஆ. ஆமா. ஆ. ம். ம். ஆ. ம். ஓ! சிறப்புங்க. இப்போ அ நம்ம இந்த அந்த காலத்துலேருந்து நம்ம வீடுகள்ல ஒரு பழக்கம் இருக்கும். நம்மளோட பாட்டியெல்லாம் இருந்தாங்கன்னா, நம்ம ஏதாவது பண்ணா அந்த சொலவட சொல்றதுனு சொல்லுவாங்க ஒரு மாதிரி பழமொழி மாதிரி எல்லாத்துக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம எதாவது சின்ன பிள்ளைங்கிட்ட எதாவது வேல குடுத்தாங்கன்னா "சின்ன பிள்ள வெல்லாம வீடு வந்து சேராது" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க பழமொழிகள்லா இப்போலாம் கேட்கவே முடியறதில்லை. ஆ சுத்தமா யாருமே சொல்ரதே இல்லனு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் என்ன பழைய காலம் மாதிரினு சொல்றாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது ஞாபகங்கள் இருக்கா? இப்பவு அப்படி யாராவது சொல்லி கேக்றீங்களா நீங்க?
ம். ஆமா. <chuckles> ஆமாமா. ஆமா. இது இப்ப வந்து அ என்ன சொல்றது. இப்ப வந்து நானு ஆ பெ பெங்களூர்ல நான் வசிக்கிறதால இது மாதிரி கேட்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஆ எனக்கு வந்து தமிழ் மேல ரொம்ப ஒரு வந்து பெரிய பற்று எனக்கு. ஆ அதனால நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு சோர்வு இருக்குது இல்லைனா எனக்கு வந்து ஓய்வு இருக்கிற நேரத்தில என்ன பண்ணுவேனா, இணையதளத்தில போயிட்டு ஒரு சில இந்த பேச்சாளர்கள் இருப்பாங்க இல்லையா? நம்மளுக்கு தமிழ்
ம். ம். கண்டிப்பா. <laughs> ஆ. அருமை. ம். ஆமா.
அப்போ, அவங்க வந்து நெறைய பேச்சாளர்கள் இருக்குறாங்க. ஆனா, தமிழ் வந்து ஒரு சிலரோட வாயில வந்து வெளையாடும் அப்படியே. அ இந்த மாதிரியான ஆட்களை வந்து நானு வந்து அதிகமா வந்து அவங்களுடைய வீடியோக்கள நான் பாப்பேன். அ அப்போ அப்படி யார சொல்லணும் அப்டீன்னு கேட்டீங்கன்னா, இந்த சுகி சிவம்ன்னு ஒருத்தரு இருக்குறாரு இல்லையா? அ எனக்கு என்னன்னா, இவங்க வந்து சாதாரணமா பேசுறது இல்லாம உங்களுக்கு வந்து அந்த இலக்கியத்துலேருந்து சில குறிப்புகள எடுத்து அப்படியே அப்படியே கொட்டிட்டு போயிடுவாங்க. இது கேட்கறதுக்கே வந்து ஒரு அருமையா இருக்கும் ஆனா. அவருத கேட்பேன். அ அதுபோல வந்து இந்த நெல்லை கண்ணன்னு ஒரு ஒரு பெரியவர் இருந்தாரு, இப்ப இல்ல அவரு. அவரு வந்து பல அரசியல் விஷயங்கள பேசுவாரு. நடுவுலருந்து நீங்க அவருடைய பேச்சுகள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புறநானூறு, அகநானூறு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அப் அப்படியே சும்மா அப்படியே தெளிச்சுட்டு போய்ட்டே இருப்பாரு. இது எனக்கு என்ன ஆச்சரியம்ன்னு கேட்டீங்கன்னா, இது ஆனா தமிழ் படிச்சிருக்குறேன். எனக்கு வந்து தமிழ் மேல ஒரு பற்று இருக்கு. அ அதாவது திருக்குறள் படிச்சிருக்குறோம். பல இலக்கியங்கள் படிச்சுருக்கோம். ஆனா, இது வந்து அவங்களுக்கு வந்து, உங்களுக்கு வந்து பற்றையும் தாண்டி ஒரு பெரிய விஷயம் இருந்தா மட்டுமே வந்து இலக்கியத்துல வந்து உங்களுக்கு பெரிய ஆர்வம் இருந்துருக்கனும் இல்லையா? அப்படி இருந்தா தான் வந்து, இது என்னன்னா இது வந்து அவங்க மனப்பாடம் பண்ணாங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஒது இது வந்து இயல்பாவே அவங்களுடைய மனசுல இருக்குது. அப்போ பேசும்பொழுது என்னன்னா, சாதாரணமான விஷயங்களயே அவங்க வந்து அ நம்ப வந்து இப்ப பொதுவா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப தற்போதைய காலக்கட்டத்துல. ஏதோ ஒரு நகைச்சுவை இப் அ சீன வந்து நம்போ ஞாபகம் வச்சுக்குனா அத பத்தி பேசுவோம். எடுத்துக்காட்டா, "ஏய்! என்னா இவரு இப்படி சொன்னாரு." அப்படீன்னு சொல்லிட்டு ஒரு வடிவேலு அ காமெடியோ, அத மாதிரி பேசுவோம். ஆனா, இவங்கல்லாம் எப்படீன்னு கேட்டீங்கன்னா, இந்த ப் இந்த இலக்கியத்துலருந்து இருக்குற அந்த அ இத விஷயங்கள வந்து எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டு, அத நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு போய்டுவாங்க. இது இது எதுனால முக்கியம் அப்படீன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
ம். ம். ஆமா. <chuckles> ஓ! அருமை, அருமைங்க. ஆமா. ம். ம். ஆமா. <laughs> ம். ம். சரி. ஆ. ஆ. ஆ. ம். ம். கண்டிப்பா. ஆமா. ஆ. ம். ஆமா. ஆ. ஆமாமா. ம். ம்.
உங்களுக்கு வந்து அவங்க இலக்கியமும் சொல்லிக் குடுக்குறாங்க, அந்த இலக்கியத்தோட அழகையும் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க, அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லிக் குடுத்துருவாங்க, அத எந்த சந்தர்ப்பத்துல உபயோகிக்கலாம்ன்றதையும் வந்து சொல்லிக் குடுத்துருவாங்க. ஆனா அது உங்களுக்கே தெரியாம நீங்க வந்து அத கத்துக்குவீங்க. அ அந்த மாரி வந்து நெறைய விஷயங்கள் நான் பார்த்து நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கேன்னு வெச்சுக்கோங்களேன்.
ஆ. கண்டிப்பா. ஓ! பரவாயில்லங்க. நெறைய இப்போ நீங்க வந்து, அ எங்க இருந்தாலும் அதாவது நம்ம தாய்மொழி வந்து அதிகமா உபயோகப்படுத்தாத இடத்துல இருந்தாலும், இது மூலமா உங்களோட அந்த தாய்மொழியோட அந்த ஒரு தாகத்த தீத்துக்கிறீங்கன்னு தான் சொல்ல முடியும். இல்லயா?
கண்டிப்பா. நிச்சயமா, நிச்சயமா. ஏனா அது ரொம்ப முக்கியோன்னு நெனைக்கிறேன். ஏனா, அ முன்ன வந்து இப்ப நான் வெளிநாடுகள்லலாம் வேல செஞ்சிருக்குறேன். அப்போ வந்து இந்த செய்தித்தாள்கள்லாம் வந்து தமிழ்ல நம்மளுக்கு அங்க கிடைக்காது. அ ஆனா இப் தற்போதைய காலகட்டத்துல வந்து கடந்த ஒரு 10 வருடம் ப 12 வருடமா நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அ உங்களுக்கு வந்து இந்த இணையதளத்துலயும் கூட, தமிழ் செய்தித்தாள்கள் உங்களால படிக்க முடியும். அ "நாளிதழ்" அ அப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து, இந்தப் பொதுவா தமிழ்நாடு சேர்ந்தது பொதுவா பார்க்கலாம். ஒரு சில விஷயங்கள் வந்து உங்க ஊருக்குனே வரும் இல்லையா, அப்போ
ம். சரிங்க. ஆ. ம். ஆமா. ம். ஆமா.
சின்ன விஷயமா இருக்கும். அத வந்து நம்ம படிச்சு தமிழ்ல அதுவும் உங்க உங்க ஊர பத்தின ஒரு விஷயத்த உங்க தாய் மொழியில படிக்கிறதுன்றது வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு விஷயமா இருக்கும். அது அது நல்லதோ! கெட்டதோ! ஆனா உங்க தாய்மொழில உங்க ஊர பத்தி படிக்கிறோம். உங்க விஷயங்கள தெரிஞ்சிக்கிறோன்னும்பொழுது அது ஒரு அ அருமையான விஷயம். அத நான் இன்றளவும் வந்து நான் பின்பற்றுவேன். ஏனா ம், ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறன்னா உங்களால வந்து எழுதவோ! படிக்கவோ! முடியாது. அதாவது நீங்க வேலை காரணமா எது வேணாலும் இருக்கலாம். உங்களோட தாய்மொழிய, இத நீங்க எப்டி பண்ண முடியும்னாக்கா, இந்தமாரி நீங்க படிக்க படிக்க தான் உங்களது உங்களுக்கு வந்து அந்த அ உந்துதல் இருந்துட்டே இருக்கும்.
ஆமா, கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அ ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது உங்களோட அந்த தாய்மொழி மீதான உங்க நேசம் எவ்ளோ முக்கியம். அது அந்த அடையாளம் எவ்ளோ முக்கியம் அப்டிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. எங்க போனாலும் அது என்னோட தான் இருக்கும். நான் எப்டியாவது அந்த மொழியோட என்ன இணச்சிக்குவேன் அப்டின்ற மாதிரி தான் இருந்தது. நீங்க அந்த "சுகி சிவம்" அவருடைய பேச்ச கேட்பேன் அப்டின்னு சொன்னதெல்லாம். ரொம்ப அழகான ஒரு பகிர்தலா இது இருந்தது. உங்களோட பேசனதில மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
நன்றி.